கண்டிப்பாங்க. ஓ! கொ இன்றைய காலகட்டத்துல கொழந்தைங்க வந்துட்டு அதிகமாவே வந்துட்டு பயன்படுத்திட்ருக்காங்க. அ லேப்டாப்பா இருக்கட்டும் இல்ல வந்து, ஆ அ மொபைலா வந்துட்டு இருக்கட்டும். அதுவுமே வந்துட்டு என்ன ஆயிடுது இப்ப பெரியவங்கள விட அவுங்களுக்கு தான் வந்து நல்லாவே வந்து அத ஆப்பரேட் பண்ண தெரியுது. அ இந்தக் கொழந்தைங்களுக்கு வந்து பாத்தோம் அப்டின்னா பெற்றோர்களே வந்துட்டு அத வந்து குடுத்துடுர்றாங்க. ஏன்னா வந்துட்டு பெற்றோர்கள் வந்து இப்ப எதாச்சு ஒரு வேல பாக்குறாங்க. இல்ல யார்ட்டாச்சும் முக்கியமானவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா இந்தக் கொழந்தை போய்
ம்ஹ்ம். சரியா சொன்னீங்க. ம். ம். நம்மள தொல்ல பண்ணாம இருந்தா சரி அப்டின்ற ஒரு மனநிலைல. ம்.
ஆமா, ஆமா. இது போய் தொல்ல பண்ட்டே இருக்கவும். நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அப்டின்டு கைல குடுத்துட்டு அதப் பாரு அப்டின்னனோன அது அமைதியா அத வச்சு பாத்துட்டுருக்குது. அதுவே அ ஆரம்பத்துல தொல்லைய கம்மி பண்ணனும் அப்டின்றதுக்காகக் குடுக்கறது போயி, அது வந்து என்ன ஆகுது அப்டின்னா அந்தக் கொழந்தைங்க அதப் பயன்படுத்தி படுத்தி அது அப்டியே அதுக்கே வந்து ஒரு அடிமை ஆயிர்றாங்க. அதக் கண்டிப்பா
ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். சரி நீங்க இப்டி குடுத்த அனுபவம்ல்லாம் உண்டா உங்க கொழந்தைங்களுக்கு?
நான் வந்து நானும் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கேன். நானு ஆ முக்கியமா யார்ட்டயாச்சும் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவுங்க என்னோட பாஸ் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இந்தக் கொழந்தைங்க வந்து எதாச்சும் வந்துட்டு தொல்ல பண்ணுங்க. அதனால வந்து எனக்கு அமைதி படுத்த அப்போ என்கிட்ட எதுவுமே வந்து இருக்காது. ஆமா. யாரையாச்சும் வந்து கொஞ்ச நேரம் புடிங்கன்னு சொல்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப கைல இருக்குறது ஒரு மொபைல் ஃபோனா தான் இருக்கும். சரி அதக் குடுத்துட்டோம் அப்டின்னா, அமைதியா இருக்கும்.
ம்ஹ்ம். உடனடி ஆயுதமா இத <chuckles> பயன்படுத்துறீங்க. ஆ. சரி. இந்தா அந்த சைடு போய் பாத்துகிட்டு இரு, கொஞ்ச நேரம் அப்டிங்கிற மாரி. சரி <laughs>
ஆமா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு 10 நிமிஷம் அப்டின்றதுக்காக, ஒரு 10 நிமிஷம் கூட அவுங்கள.
நீங்க வேற ரொம்ப பொறுமையா கையாள்வீங்க. அதங்காட்டி அவங்க நெறைய தொல்ல குடுத்துருவாங்க. அதனால அவுங்க அத அதனால அவுங்க வந்து இ உடனடி அது சரி அத உடனடியாகத் தீர்வ குடுத்தாலும்,
ஆம்.
காலப்போக்குல அது சரியான அணுகுமுறையா இருக்காதுல்ல.